பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு குடும்பத்துலயும் வந்து கைத்தேர்ந்த ரெசிபின்னு, ஒண்ணு வச்சிருப்பாங்க. "அந்த குடும்பத்துக்கு போனா, இந்த வீட்டுக்கு போனோம்னா, அவங்களுக்கு இந்த ரெசிபி, அதாவது இந்த சாப்பாடு ஐட்டம் வந்து நல்ல ஒரு குடுப்பாங்க" அப்படின்னு சொல்லி கேட்டெல்லாம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் போய் அ சாப்டுவோம். அந்த மாரி பழக்கம் ஏதாச்சும் உங்க வீட்டுல இருக்குதுங்களா? இல்ல, உங்களுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ரெசிபி வச்சு, அத வந்து மத்த வீட்டுல இருந்து வரவங்கலாம், "இங்க அவங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, உங்க தங்கச்சி இத நல்லா சமைப்பாங்க, இத எங்களுக்கு செஞ்சு குடுங்க" அப்டின்னு கேட்டருக்கு அந்த மாரி ஏதாச்சும் இருக்குதுங்களா?
அ பொதுவா நீங்க ரெசிபின்னு சொல்லும்போது, நான் உடனே வந்து அ, பொது அளவுல அதாவது நெறைய பேரு ,பேசக்கூடிய ரெசிபிக்கு போயிட்டேன். பட், குடும்பத்தோட ரெசிபி அப்படின்னு நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, என் வீட்டுல இந்த, "மீன் வச்சு சமைக்கிறது லைக் இந்த மீன் குழம்பு, அண்ட் மீன் வறுவல், அப்புறம் அ, மீன் ஊறுகா". சோ இந்த மாரி விஷயங்கள் செய்றதுல வந்து, எங்க வீட்டுல வந்து யாராலயும் அடிச்சுக்க முடியாதுன்னே சொல்லுவாங்க. சோ, என்னோட நண்பர்கள் வீட்டுக்கு வந்தா கூட, எங்க அம்மா செய்யற மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லாருக்கு. அதுக்கு காரணம் வந்து, எங்க அம்மா செய்யறதால நல்லா இருக்கா, இல்ல எங்க பகுதில கிடைக்கிற மீன்களால அந்த குழம்பு அவ்வளவு நல்லா இருக்கா, அவ்வளவு சுவையா இருக்கான்றத வந்து இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே அவுங்க, செஞ்சு தர்ற மீன் குழம்பு தான் அதிகமா சாப்பிட்டு வளர்ந்திருக்கேன். என் நண்பர்களுமே வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட கேப்பாங்க, "உங்க அம்மா செய்யற மீன் குழம்பு மட்டும் எவ்வளோ சூப்பரா இருக்கு!" சோ அதனால, இது வந்து என்னோட, குடும்பத்துல ஒரு ஃபேவரைட்டான ரெசிபியா வந்து சேத்துக்கணும்னு சொல்ட்டு, நான் ஆசப்படுறேன்.
ஓ! சரி. சரி. ஓ! சரிங்க. அந்த மீன் குழம்பு வந்து மீன் குழம்பு, வ மீன் பொரிச்சு, இல்லன்னா மீன் வந்து ஊறுகாய்ன்னு வைங்க. இப்போ வந்து, இந்த அ ரெசிபிய வந்து நீங்க கத்துக்குறதுக்கு முயற்சி பண்ணிருப்பீங்களா?
நான் வந்து, மீன் குழம்பு செய்ய கத்துருக்கேன். அதுவும் அ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, என் கையால புடிச்சுட்டு வந்த மீன, நான் வந்து குழம்பு செஞ்சு, வச்சி, அத சாப்பிட்டு பார்த்துருக்கேன். லைக், அ ம், நான் வந்து கடற்கரைக்கு போயிட்டு, அ அந்த மீன் வலையில போட்டு மீன் புடிக்குறது, அது மாரி இல்லாம, மீன் தூண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த தூண்டில்ல போட்டு மீன் புடிச்சிட்டு, என்னோட முதல், முதல்ல தூண்டில் போட்டு மீன் புடிச்ச அனுபவம் பாத்தீங்கன்னா, 3 மீன் மாட்டுச்சு. ஸோ, அந்த 3 மீன் எடுத்துட்டு வந்து எங்க அம்மா கையில குடுத்து, அத அ கட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு உகந்த மசாலாலாம் போட்டு, அது செய்யும்போது எங்க அம்மா செய்யுற டேஸ்ட்டு வரல. ஸோ அத அதனால தான் நான் சொல்ல வந்தேன், எது இருந்தாலும் எங்க அம்மா செய்யுற மாரி வரமாட்டேங்குது. அது எங்களுடைய குடும்ப ரெசிப்பியா நான் பார்க்கனும்னு சொல்லிட்டு, நான் விரும்புறேன்.
அ, சரி ஓ! சரிங்க. இப்போ உங்க உங்க அம்மா சமைக்குற மாரி, உங்க குடும்பத்துல வேற யாரு, அதே மாரி சமைச்சு நீங்க பாத்துருக்குறீங்க? இல்ல, ஓரளவுக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லலாம்?
அ எங்க பாட்டி வந்து எங்க அம்மாவிட, எப்டி சொல்றது இன்னும் கொஞ்சம் அந்த பழங்காலத்து முறை அப்டின்னு சொல்லுவாங்கல, அந்த கைப்பக்குவம் வந்து அவங்க சமையல்ல தெரியும். எங்க அம்மா செய்யறதுல வந்து புளி கொஞ்சம் இருந்தா, என் பாட்டி செய்யறதுல வந்து அந்த புளி, உப்பு, அந்த காரம், அந்த மாதிரியான ஒரு நம்ம நாக்குக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசங்கள் வேறுபடுற மாதிரி ஒரு சுவையில வந்து அவங்க செய்வாங்க. சோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு சளிக்கோ, இல்ல ஒரு இருமலுக்கோ, இந்த நண்டு புடிச்சு அதுலருந்து ரசம் செய்றது, மீன் கொழம்பு இன்னும் காரமா செய்றது, அந்த மீன்ல நெறைய வகைகள் இருக்கு. இப்ப இந்த சம்படகா மீன் சொல்லுவாங்க, அது வந்து திருக்க மீன்னுவாங்க. திருக்க மீனோட குட்டி வந்து சம்படகா மீன். சோ அந்த மீன வந்து அ சளி காலத்துல சளி பிடிக்கும்போதும் சரி, மழ காலத்துல வந்து ரொம்ப காரசாரமா வச்சு குடுப்பாங்க. அது காரத்துக்கு என் பாட்டி யூஸ் பண்ற பொருள் என்ன பாத்தீங்கன்னா மெளகு. அ பொதுவா மெளகா பொடி காரம் தான் வந்து கொடலுக்கு கெடுதல்னுவாங்க. ஆனா இந்த மெளகு, காரம் வந்து சளிக்கு, கொடலுக்கு வந்து எதுவுமே கெடுதல் இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மெளகு காரத்த போட்டு, அவங்க அந்த மீன் கொழம்பு வைக்கும் போது அது இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்த சளிக்கோ இரும்பலுக்கோ சரி, அது நல்ல ஒரு மருந்தாவே, நான் வந்து பாக்குறேன்.
ஆமா. ஓ, சரிங்க. ஓ! சரிங்க. இப்ப வந்து இத இந்த சமையல வந்து உங்க பாட்டி, உங்க அம்மா அடுத்த தலமுறைக்கு யார் எடுத்துட்டு போவாங்க? அத எப்பயாச்சு யோசிச்சுக்கிறீங்களா?
அது உண்மைய சொல்லப்போனா யாரும் யோசிச்சது இல்ல. அ இப்ப எங்க அம்மாகிட்டேருந்து நான் கத்துக்கலாம் அப்படி முயற்சி பண்ணாலும், அது அவங்க பக்குவத்துக்கு வராது. அது என்னோட கை பக்குவமா தனியா வேணா நான் கொண்டு போலாம். அவங்க போடுற மாரி, அவங்க போடுற சரியான அளவு புளி என்னால சேர்க்க முடியாது. சரியான அளவு உப்பு என்னால சேர்க்க முடியாது. ஏன் அவங்க கட் பண்ணுற மாரி, மீன் கூட என்னால சரியா கட் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே வேறுபட்டு தான வரும். அ அம்மாகிட்டேருந்து கத்துக்கலாம். ஆனா அவங்க மாதிரி செய்ய முடியுமா கேட்டா, செய்ய முடியாது. என் பாட்டிகிட்டேருந்து ஒரு சில விஷயங்கள கத்துக்கலாம். ஆனா அவங்க கை பக்குவம் வருமான்னு கேட்டா வராது. என்னோட கை பக்குவம் தனித் தனித்து வரும். அ வேணும்னா நாளைக்கு வர என்னோட குழந்தைகள் வந்து அதை டேஸ்ட் பண்ணி நல்லாருக்குன்னு சொன்னாங்கன்னா, அதை விட பெருமை எனக்கு வேற எதுவும் இல்லை.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆனா உங்க பாட்டிட்ட வந்து உங்க அம்மா கத்துருப்பாங்க. அப்பம்போது பார்த்தீங்கன்னா, அ உங்க பாட்டி ஓரளவுக்கு சமைக்கலன்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டியும் கூட சொல்லலாம். இல்லை வந்து உங்க அப்பா. அவர் வந்து உங்க அதான் உங்க பாட்டி வரளவுக்கு உங்க அம்மானால்ல சமைக்க முடியலன்னு அவங்க கூட சொல்லியிருக்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க வந்து நல்லாயிருக்குனு சொல்றீங்க. இதேமாரிதான் உங்க இப்ப உங்க அடுத்த வாரிசு, அதாவது உங்க பையனோ பொண்ணோ வந்து, என்னைய எங்க பாட்டியோட நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லி, சொல்லாம தவிர்க்கிறவங்க கூட அது இருக்கலாம். ஆனா ஒண்ணு, கண்டிப்பா நீங்க சமையல் வந்து மத்தவங்கள காட்டிலும் நல்லாயிருக்குன்னு சொல்லுன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அதை நான் நம்புறேன்.
ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. அப்படி சொன்னாங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நானும் வந்து அது என்னுடைய குடும்பத்தோட ரெசிபியாவும் நான் சேர்த்துப்பேன். நான் சமைக்கிற சமையலயும் கரெக்டா?
இதை தவிர்த்து நீங்க வந்து உங்களோட சொந்தக்காரர் அதாவது உங்க உறவினர் வீட்டுக்கோ இல்லை உங்க நண்பர்கள் வீட்டுக்கு போய், அங்க வந்து ஒரு சமையல பார்த்து, "இந்த மாரி சமையல் நம்ம எங்கயும் சாப்பிட்டது இல்லை." சாதாரணமாவே இருக்கும். அதை எப்பவுமே செய்ற ஒரு சமையலாவே இருக்கலாம். ஆனா அந்த சுவை வந்து இந்த மாரி நான் இத்தனை இத்தனை ஆண்டுகளா சாப்பிட்டுருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு சுவைய சாப்பிட்டதில்லைன்னு சொல்லி, நீங்க என்னைக்காச்சும் வியந்திருக்கிறீங்களா? அந்த உணவை வந்து உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சு பார்க்கோணும். இல்லைன்னா உங்க அம்மாட்ட கொடுத்து சமைச்சு, அது எப்படி வரும்? அந்த வே சுவையில கொண்டு வரதுக்கு எதாச்சு முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா?
எனக்கு ஒரு உணவு ஞாபகத்துக்கு வருது. ஆனா அது வந்து சமைக்கக்கூடிய உணவா? அதுக் சமைக்கக்கூடிய உணவு தான். ஆனா அது இந்த மீன் வகை, குழம்பு வகையில வருமான்னு தெரியல. நான் அதை சொல்லலாம்ன்னு நெனைக்கிறேன். அது என்ன உணவுன்னா, இந்த மாட்டோடைய பால். கடம்பை பால் அப்படின்னு சொல்வாங்க. சோ அந்த பாலுல வந்து, அ ஒரு பால் கோவா மாரி எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போம்போது அவங்க செஞ்சு குடுத்தாங்க. வெறுமனே அது சாப்பிடும்போது அதுவும் சுவையா இருந்துச்சு. அது சமைச்சு பால் கோவாவா செய்யும்போது அதுவும் சுவையா இருந்துச்சி. அதை இந்த குளிர் பெட்டியில வச்சி கட்டியா குடுக்கும்போது அதுவும் சுவையா இருந்துச்சு. சோ ஒரு 3 விதமான சுவை வந்து அந்த ஒரு கடம்ப பால்ல வந்து நான் வந்து ருசி கண்டது வந்து, என் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து நான் எப்பவுமே ஏதாச்சு ஒரு பால்கோவா சாப்பிட்டாலும், ஏதாச்சு ஒரு அ அ குளிர்ந்த ஒரு கட்டியான பால் அது போன்ற ஒரு விஷயங்கள் சாப்பிட்டாலும் வந்து, எனக்கு உடனே ஞாபகம் வரத்துக்கு அந்த ஒரு அ உணவு தான். அதை நான் வீட்ல கொண்டு வந்து சமைச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதனுடைய வேறு அதாவது வேற பால்ல வச்சு வ பால்கோவா செஞ்சு அ சாப்பிட பார்த்தேன். ஆனா, அந்த டேஸ்ட் வரவே இல்லை சுத்தமா.
ஆமாங்க. சரிங்க. இப்ப வந்து, இத நீங்க சொல்றது வந்து சீம்பால் தான்னு நெனைக்கிறேன். கெடயாதா? சரி, சரிங்க.
ஆ சீம்பால் சீம்பால். அ கடம்ப பால், சீம்பால் 2த்துல எதோ.
சரிங்க. அது ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு பேர் கூட சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். <chuckles>
அ. அ. <chuckles>
இத தவித்து வந்து வேற எதாச்சு உணவு வந்து நீங்க வந்து உணவகத்துக்கு போயி அங்க வந்து ம நம்ம எப்பவுமே இந்த உணவ சாப்ட்டுட்டு தான் இருக்கோம், ஆனா இவங்க என்ன வித்தியாசமா செய்றாங்க அப்டின்னு எதாச்சு வியந்திருக்கீங்களா?
ம். ஒரு குறிப்பிட்ட உணவு ஒண்ணு, நான் வாழ்க்கைல பாத்து வியந்திருக்கேன். அது வந்து இந்த சோளம் இருக்குல்ல? சோளம் வச்சு தோச சுட்டாங்க. அ அது வந்து சோளத்து கூட, இந்த சீஸ் அதயும் ஆட் பண்ணி அது 2த்தையும் சேத்த மாரி ஒரு தோச ஒன்னு செஞ்சு கொடுத்தாங்க. என் வாழ்க்கைல மொத மொதல்ல அந்த <tsk> ஒரு தோசைல வந்து ஒரு சோளத்த போட்டு அது மேல சீஸ் போட்டு, அ அத அப்டியே வேக வச்சு, அத அப்டியே உ சாப்ட கொண்டு வந்தாங்க. ஸோ அது சாப்டும் போது அந்த சுவை வந்து முற்றிலும் வேறுபாடா இருந்தது. நம்ப எப்பவுமே சாப்டுற தோசை மாதிரியே இல்ல. அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது கூட வெறும் தேங்காய் சட்னி மட்டும் தான் தொட்டுக்க கொடுத்தாங்க. அது இன்னும் ஒரு கூடுதல் சுவை வந்து தந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாப்டும் போது.
ஆமா. ஓ! சரிங்க. இப்ப வந்து, இந்த பாத்தீங்கன்னா ஊடகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த வட இந்தியால வந்து உணவ ஸ் தயாரிக்கும் முறை வந்து மோசமா இருக்குது. அப்டின்னு சொல்லி நெறைய வீ வீடியோ எல்லாம் வருங்க. அப்படி பார்க்கும்போது, நீங்க ரசிச்சு, ருசிச்சு சாப்ட்ட ஒரு உணவு, அங்க வந்து வட இந்தியால இந்த மாரி தயாரிக்கிறாங்க, அப்படி பாத்து. நம்ம ஸ் உண்மையா சாப்டுற உணவு வந்து இந்த எஃப் எஸ் எஸ் சை அவங்களோட அனுமதி எல்லாம் வாங்கித்தான் செய்யறது. அப்படின்னு நம்பிதா சாப்டுறோம். ஆனா அங்க இப்படி வட இந்தியால இப்படி தயாரிக்கிறாங்க, அதே போல நம்ம சாப்டுற எடத்திலயும் இதே மாதிரி தான் தயாரிக்கிறாங்களோன்னு சந்தேகப்பட்டு, பயந்து, அந்த உணவ கைவுட்டோ, இல்லனா அந்த உணவுப் பக் உணவகத்து பக்கமே போக வேண்டான்னு நெனச்சு பயந்து உண்டுங்களா? ஏன்னா இந்த மாதிரி ச தயாரிக்குற உணவுக உணவெல்லாம் தயாரிக்கிற உணவகத்துக்கு வேண்டாம். அ மத்த நம்ம அ எப்பவுமே அந்த தோசை இல்லன்னா நமக்கு தெரிஞ்ச உணவகத்துக்கு மட்டும் போயிக்கலாம். அந்த மாரியான சூழ்நிலை ஏற்பட்டுருக்குங்களா உங்களுக்கு?
ஆமா. கண்டிப்பா ஏற்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ, சமூக வலைத்தளங்கள்ல நெறைய வீடியோக்கள், காணொளிகள் அதுபோல வந்துட்டு இருக்கு. சோ அந்த சமயத்துல நான் எனக்கு தினமும் காலைல எழுந்த உடனே அந்த காபி இருக்குல அதுல வந்து அ ரஸ்க் தொட்டு சாப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனுடைய செய்முறை வந்து நான் ஒரு காணொளில பார்த்தேன். நீங்க சொன்ன மாரி இந்த வட இந்தியால வந்து, அந்த ரஸ்க்ன்ற ஒரு குறிப்பிட்ட உணவு வந்து எப்டி செய்றாங்கன்ற ஒரு காணொளிய பார்த்ததுக்கு அப்புறம் என் வாழ்நாள்ல அத தொடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ட்டேன். எனக்கு அப்போ எழுந்த ஒரே ஒரு கேள்வி என்னன்னா. இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலும், இப்படி ஒரு மோசமான ஒரு அ சுத்தமில்லாத இடத்துல செய்ற ஒரு ரஸ்க்க எப்படி விற்பனைக்கு செய்றாங்க? யார் அவங்களுக்கு வந்து லைசென்ஸ் குடுத்தாங்க? இது போன்ற ஒரு கேள்விகள்ல்லாம் அ நெறைய என் மனசுக்குள்ள எழுந்துட்டு இருக்கும். ஆனா என்னுடைய முதல் முடிவா, நான எடுத்த ஒரு முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத சாப்பிடுறத கைவிடுறது. சோ அதனால அத நான் சாப்டுறத விட்டுட்டேன். சோ நான் மத்தவங்களுக்கும் ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சு சாப்பிடுறீங்கன்னா அது எப்படி செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த மாதிரி ஒரு இடத்துல செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது, அ உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சுத்தமான விஷயம். நீங்க உள்ள எடுத்துக்குறீங்கன்றது வந்து உங்களுக்கும் ஒரு ஒரு அறிவு அறிவுற்ற விஷயமா கூட இருக்கும். சோ அதனால நீங்க அதெல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிட்டு அத பத்தி தெரிஞ்சு சாப்டுங்கன்றத வந்து நான் எல்லாருக்கும் பரிந்துரை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன்.
<laughs> எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவகத்தில நான் வந்து வேலையில இருந்தேன். அப்பத்தான் வந்து, அசைவ உணவகம். அவங்க வந்து செய்ற பழக்கம் எப்படின்னு தெரிஞ்சுதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசைவத்த வந்து, அந்த கறி எல்லாம் வாங்கினாங்கன்னா, மா 1 வாரத்திலிருந்து 1 மாசம் வரைக்கும் அதிகபட்சமா அந்த குளிர்சாதன பெட்டியில வந்து வச்சுருவாங்க.
ம். ம்.
வச்சுட்டு அப்பறம் எப்ப வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து கேட்கிறாங்களோ, அப்பத்தான் எடுப்பாங்க. எடுத்து சமைக்கறதுக்கு அது வந்து, கல்லாட்டம் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப மாசமோ, இல்லை ரொம்ப மணி நேரம் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்திலேருந்து, 2 ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்குலாம் கூட அதிகபட்சமா இருக்கும்ங்க. அதனால வந்து அது எடுக்கும் போது அவ்வளவு விறகுக்கட்டையாக இருக்கும். வெறச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து குளிரில இருந்து அது அடங்கி, நார்மலான, அதாவது அந்த ரூம் டெம்பரேச்சர் ன்னு சொல்வாங்க. அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குங்க. அதுக்கப்பறம் தான் சமைக்க செய்வாங்க. இவங்க ச அப்படி சமைக்கிறதை வச்சுட்டு, அவங்க க அந்த இரவு கடையை சாத்திட்டு போனதுக்கப்பறம், அந்த சமையல் அறைக்கு போனீங்கன்னா, ஒரு வித க நாத்தம் வருங்க. அது கவுச்சி நாத்தம்ல்லாம் இல்லை. அது ஒரு ந பிணம் நாத்தம்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாத்தத்தை வந்து அ சுவாசிச்சதுக்கப்புறம், இந்த கறி மேலருக்க பிரியமே வந்து, அதாவது உணவகத்தில போய் சாப்பிடணுங்கிற பிரியங்கிறது எனக்கு போயிருச்சு. ஆனா முற்றிலுமே என்னால கைவிட முடியலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சாப்பிடாம இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்க, உறவினரோ அவங்கல்லாம் போய் சாப்பிடும்போது, நான் வேற வழி இல்லை. வேற அங்க சாப்பிட்டு தான் ஆகோணும். அதனால எடுத்துக்குவேன், ஆனா அளவா எடுத்துக்குவேன். அதுக்காக இந்த கறின்னா ரொம்பவும் உயிரா விடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியான அந்த எண்ணம் எனக்கு அன்னையோட போயிருச்சு. பசிக்காக சாப்பிடுவேன். அதோடு முடிஞ்சுச்சு. ஆனா
ஆமா. ஆமா. ஆ. ம். கண் கண்டிப்பா. நீங்க சொல்றது
ஆனா முழுமையா விட முடியிறது கஷ்டமுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஊ கூட இருக்கவங்க வந்து சாப்பிடும்போது வேற வழியில்லாம நம்மளும் சாப்பிடாம இருக்க முடியாதுங்களே, வேற சாப்பிட்டு தான ஆகோணும். அது தவிர, <chuckles> அன்னைக்கு பசிக்காகவாது சாப்பிட்டு ஆகணுமே. அந்த மாரி உங்களுக்கு வந்து இந்த ரஸ்க் வந்து, நீங்க திரும்ப சாப்பிட வேண்டான்னு நெனைச்சீங்க. ஆனா வேற வழியில எடுத்துக்கலாம். "ஒரு வேளை நம்மளே வீட்ல செஞ்சுக்கலாம். இல்லை என்றால் நம்மளுக்கு தெரிஞ்ச கடையில போய் அவங்க நல்லா சமைக்கிறாங்கன்னு உறுதிப்படுத்தி சாப்பிடலாம்." அப்படின்னு ஏதாச்சு முயற்சி பண்ணிருக்கீங்களா?
அம் அ இந்த ரஸ்க்கு பதில் இன்னொரு ஒரு உணவு முறையில நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். இப்பல்லாம் ருசிக்காகவும், பசிக்காகவும் வந்து சாப்பிடுறது குறைஞ்சிச்சு. போய்ட்டு ஒரு பசிக்காக தான் சாப்பிடுறோம். ஸோ அந்த வகையில கூட நான் இந்த ரஸ்க்குக்கு அல் அ மாற்று பொருளா எது எடுத்துக்கிட்டேன்னா, வர்க்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வர்க்கி வந்து இப்ப வரைக்கும் அது எப்படி செய்கிறாங்கன்றது வந்து நான் பார்த்ததில்லை. அ மோஸ்ட் ஆஃப் லைக் நெறைய நேரங்கள்ல வந்து என்னோட தெரிஞ்ச கடைகள்ல்லியோ, இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேக்கரி கிட்ட போய்ட்டு நான் வர்க்கி வாங்குறது உண்டு. ஸோ அங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா செய்வாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால அந்த வர்க்கி நான் வந்து சாப்பிடுவோம். அதுவும் வந்து மாசத்தில ஒரு அ 3 4 தடவை தான்.
சரி. ஒ சரிங்க. எந்த பொருளுமே வந்து அளவோட எடுத்துக்கிட்டா எதுவும் பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க கடைபிடிக்கலன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.
உண்மையா உண்மையில வந்து உங்க குடும்பத்தில வந்து அந்த மீன் சமைக்கிறதா இருக்கட்டும், அத உங்க அம்மாவும், உங்க பாட்டியோட சுவை, கைப்பக்குவங்கிறது வந்து அதை நீங்க அனுபவிச்சு அ சொன்ன விதத்திலேருந்து நீங்க எவ்வளோ தூரம் அனுபவிச்சிருக்கிறீங்க? அதேமாரி வந்து அந்த ப விஷயத்தை வந்து நீங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா இன்னும் கைக்கு அ அகப்படவில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. அந்த விஷயம் வந்து நிச்சயமா உங்க கைக்கு சீக்கிரமா அகப்படும்ன்னு அ அ கண்டிப்பா நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இந்த விஷயத்த வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்க.
நன்றி. நன்றி.